படிப்பு விஷயத்துலலாம் ரொம்ப உச்சத்தில போவேன்னு சொல்ல மாட்டேன். அதான் அ 70 லேருந்து 75 அ 60த்தி இந்த இந்த இந்த,
ஆ சரி, சரி. இல்ல, நீங்க அதில ஆர்வத்தில இருந்தீங்களே, இப்ப நம்மளுக்கு இந்த மாரின்னா, ஒரு மனநிலையே மாறி, ஐயயோ! என்னடா இப்டி ஆயிட்ச்சே! அப்டின்ற மாரி ஆயிடும்ல அதுக் கேட்டேன்.
உள்ள இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அது கொழுந்து விட் ஆனா அப்போ வந்து எங்களுக்கு கேட்டரிங் படிக்கிறதுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்பொழுது வந்து, அப்டிபட்ட இருந்தது. அதுனால என்னோட நிலைமையைப் புரிந்துக்கொண்டு, அதை நான் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணவில்லை. ஆனால் பின்பாகப் பார்த்துக் கொள்ளலாம், நாம் வேலை செய்து நாமே அதைக் கற்றுக் கொள்ளலாம் என்று நெனச்சபடியே, என்னுடைய ஆர்வத்தை எனக்குள்ளாக அதை விட்டுத் தூர எறிந்து விடாமல், அப்படியே அதை வளர்த்துக் கொண்டே வந்து, என்னுடைய வேலை ஒரு இடத்துலே நான் தேடியபோது, எ விருப்பப்பட்டே ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலிலே, ஆனால் அலுவலக வேலையில, போய்ச் சேர்ந்தேன் பாருங்க. உங்கட்ட ஒரு ஒரு இலக்கு இருந்ததுன்னா எப்டி வேணும்னாலும் அடையலாம். இல்லையா? வழிகளை நாம் தான் ஏற்படுத்திக்கனும். ஆமா எனக்கு ஒரு ஆசை. சரி மொதல்ல இப்டி போவோம். அப்ப நிர்வாக துறையில போறோம். கணக்கியல் துறையில உக்காந்து அ கணக்கு வேலைகளை பார்க்கிறோம். ஆனால் சிந்தை, ஆர்வம் எல்லாம் அந்த சமையல் கட்டில தான் இருக்கிறது. அப்ப அந்த எடத்துக்கு நம்ம எப்டி போகலாம்? ஹோட்டல்
ஆ அ பு வே அதா பணம் அதிகமா அதுக்கு? கட்டணம் அதிகமா? சரி, சரி. ஆ. ஆ, ஆ புரியுது. கண்டிப்பாங்க. படிப்படியா தான் அடைய முடியும். ஆமா. <chuckles> நீங்க அந்த எடத்துக்கு போய் பாத்தீங்களா? இந்த வேலைக்கு போய் சேந்தோன்னே!
ஆ ஒவ்வொரு நாளும் பாப்பேன். அது சம்மந்தப்பட்ட வேலைகள் தானே, இங்கே இருக்கிறது போக, மத்த நேரங்களெல்லாம் அங்க போய் பார்க்கிறது உண்டு. பார்த்து, அங்கே ரொம்ப ஆசை இது நம்ம செய்யணும், நம்ம இத பிடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போணும், எதாவது சம்பாதிக்கணும், இது மாதிரியான, இதில அதுனா அதில நெறைய வாய்ப்புகள் இருந்தது நமக்கு அந்த நாட்களில. அதனால அதுவும் ஒரு ஆசை. அதையே ஒரு நம்முடைய கேரியராக மாற்றிக் கொள்ளலாம், முக்கிய குறிக்கோளாக வைத்திருந்தேன். அதுக்கேற்றார்படி அங்கே இருந்த மேலாளர்களை சந்தித்து, இதை படிக்க வேண்டியதற்கு உண்டான வழிவகைகளைப் பெற்றுக்கொண்டு, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலேயே அந்த சமையல்கலை சம்பந்தப்பட்டதான ஒ ஒரு படிப்பையும் படித்து, அத அதற்கு பின்பாக அந்த இடத்திலேயே அலுவலகத்தை விட்டு, அடுக்களைக்கு நகர்ந்துவிட்டேன்.
<chuckles> ஆசையா இருக்கும், ம். ஆ. ஆ. குறிக்கோளா வச்சிருந்தீங்க, ம் ம்.